பொதுவாவே, இந்த காலகட்டத்தில வந்து, நம்மளுடைய அ இந்த வளர்ந்து வரும், இந்த காலநிலைக்கு ஏத்த மாதிரியும், நம்மளுடைய தொழில்நுட்பத்துக்கு ஏத்த மாதிரியும், நம்மளுடைய வேலை, நம்மள சுத்தி இருக்கிற நெறய விஷயங்கள் மாறும்போது, நம்மளும் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குடியேர்றது வந்து தவிர்க்க முடியாததாயிடுச்சு, இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கே வந்து நடந்துருக்கா? ஒ நீங்க வந்து வேற ஒரு எடத்துக்கு, புதுசா குடியேறிய அனுபவம் இருக்கா? இல்ல அந்த மாதிரி இருந்திருந்துச்சுனா, நீங்க என்ன மாதிரி, நீங்க உங்களோட பெரிய சவாலா, நீங்க பார்த்தது என்ன?
ஆமாங்க. ம். இருக்குங்க. ஆ, முதல்ல வந்துட்டு, எந்த விஷயத்துக்காக குடியேறணுன்னு சொல்றேங்க. ஆ, எங்களுக்கு நாங்க வந்து ஒரு சொந்த வீட்ல தான் குடியிருந்துட்டு இருந்தோம். ஆ, அப்படி இருக்கம்போது, எங்களுக்கு ஜாதகத்தில என்ன சொல்லிட்டாங்க? அப்படினா, கொஞ்சம் வந்துட்டு நேரம் சரியில்ல. அதனால வந்து, கொஞ்ச வீடு மாறி இருக்குறது, ஒரு 10, 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருங்க. இத வந்து வாடகைக்கு விட்ருங்க, அப்படிங்கிற மாரி சொன்னாங்க.
ஆ, கண்டிப்பா. ஆ. ஆ.
ஆ, அப்பாக்கு அதில ரொம்ப நம்பிக்கை இருக்கு அப்டிங்கிறனால, என்ன பண்ணிட்டோ அப்படினா, ஆ ரொம்ப தூரத்துக்கு வீடு பார்க்க வேண்டிய, ஒரு சூழ்நிலை வந்துருச்சு.
ஓ! அப்படியா?
ஆ, அப்படி இருக்கம்போது ஆமாங்க. அப்படி இருக்கம்போது என்ன ஆகுது? அப்படினா, ரொம்ப தூர தேடம்போது அ முதல்ல வந்து அட்வான்ஸ் பிரச்சனையா இருந்துச்சு. அதாவது 10 மாச அட்வான்ஸ் கேட்டாங்க. ஆ, எங்களுக்கு அது ரொம்ப, அ, வியப்பா இருந்ததுனே சொல்லலாம். ஏனா, ஆ, 2 மாசம், 3 மாசம் அப்படி தான, நம்ம கேள்விப்பட்ருக்கோம்.
ஆமா. கரெக்ட்.
ஆ, இவங்க வந்துட்டு 10 மாசம் அப்டினு சொல்லம்போது, என்னடா இது இப்படி இருக்கே? அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஆ, 2வது வாடகை வந்து அதிகமாதா கெடச்சது. அப்படி குடுக்குறோனு சொன்னாலுமே, வீடு கிடைக்கல எங்களுக்கு. ஆ, அதனால நாங்க நெறய தேடிட்டே இருக்கம்போது, ஒரு இடத்துல மட்டும் கிடைக்குது. ரொம்ப தூரமா இருக்கு. ஆ, 2வது என்ன அப்படின்னா, அங்க போய் வந்து, ரொம்ப வருஷம் இருக்குற மாதிரியான ஒரு முடிவு அப்படிங்கிறனால, சரின்னு நாங்க வந்து, 10 மாச வாடகையும் குடுக்குறதுக்கு, ஒ ஒத்துக்கிட்டோம்.
ஆ. ஓ!
அதுதான் எங்களுக்கு முதல்ல வந்த சவால்ங்க. ஏன்னா, நாங்க வந்து எ அ எ, எதிர்பாத்தது வந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் வாடகை. அதுக்கு தான் நாங்க வந்து பணம் வந்து எடுத்து வச்சுருந்தோம். ஆ, இப்போ வந்துட்டு 10 மாசம் அப்டீன்னு சொல்லும்போது, முதல்ல வந்து அந்த பணத்த வந்து ரெடி பண்ண வேண்டியதா இருக்கு. அ 2வது என்னன்னா, அட்வான்ஸ் குடுத்தா தான் வந்துட்டு, "நமக்கு வீடுன்னு" சொல்லிருவாங்க. இல்லேன்னா, அடுத்த நாள் வேறு யாராவது வந்து கேட்டா, அவங்களுக்கு குடுத்துருவாங்க.
நிச்சயமா. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஏன்னா, வீடு கெடைக்கிறது வந்து இன் மொ ய இந்த காலத்துல வந்து, ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு. ஏன்னா, எல்லாருமே வந்து குடிபெயர்ந்துட்டே இருக்காங்க அப்டிங்குறதும் போது வீடு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அ அப்போ கடைசில நீங்க ஒரு வழியா அந்த வீட்டுக்கு குடியேறிட்டீங்களா?
ஆமாங்க. ஆமாங்க. முதல் சவால் வந்து பணம் ப புரட்டணும் அப்டீங்கிறனால, அந்த பொண்ண பணத்த பொரட்டிட்டு, அதுக்கப்பறம் எப்புடியோ வந்து வீடுக்கு அட்வான்ஸ குடுத்து வீட்டை புக் பண்ணிட்டோம். "இது எங்களுக்கு தான்", அப்டீன்னு சொல்லிட்டு. அ அதுக்கப்பறம் 2வது சவால் என்னன்னா, என்னது "எந்த சாமான்கள எடுத்துட்டு போறது? எத வச்சுட்டு போறதுங்குறது?" பெருந்தொல்லையா இருந்துச்சுங்க.
ம். ஆ, ஆ. சூப்பர். <chuckles> ஆமாங்க. அது இருக்கறதுலயே ரொம்ப பெரிய விஷயம் வந்து, வீட கூட மாத்திர்லாம், இந்த பொருள ஏற கட்றது தான் பெரும் பிரச்சனை.
ஆமாங்க. ஆ. அதும் இல்லாம, "இப்ப நம்ம சொந்த வீடு" அப்டீங்குறனால ஏகப்பட்ட ஜாமான்கள் வாங்கி வச்சிருந்தோம். அ, இப்போ போறது கொஞ்சம் சின்னதா இருக்குது வீடு ஏன்னா, அ "எதுக்கு போதும்?" அப்டீங்குற மாதிரி இருக்கும்போது எந்தெந்த ஜாமான்களை எடுத்துட்டு போறதுங்குறதே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அ, இது வேணும், அது வேணும்னு எடுத்தாவே, ஒரு லாரி நிரம்பி போயிடுச்சு <laughs> அதனால, அது அதை அதாவது, எடுத்து வச்சதை விட, யோசிக்கிறதுக்கு நேரம் அதிகமாச்சுன்னே <chuckles> சொல்லலாம். அ. ஆமாங்க.
ஆ. ஆ. <laughs> ஆ. அந்த திட்டமிடல்ன்றதுக்கு நெறைய நேரம் எடுத்துக்கிட்டதுன்றீங்க
ஆமாங்க, ஆமாங்க. அதுக்கப்பறம் எல்லாத்தையும் யோசிச்சு, "இதெல்லாம் எடு", அது அதுல வேற சண்ட வரும். அ நான் வந்து "இது வேணுன்னு" சொன்னா, எங்க அம்மா அப்பா வந்து, "இல்லை அது வேணாம்" அப்டீன்னு சொல்லுவாங்க <chuckles> அந்த மாதிரி எல்லாம் ஒரு போராட்டம் பண்ணி, னெ-அந்த ஜாமானங்கள்லாம் எடுத்துட்டு அ ஒரு ஆட்டோ அ இல்ல டெம்போ வந்து புடிச்சு, அ கொண்டு போயி எறக்குறோம். அ எறக்குறதும், அதேதாங்க. இது என்ன பிரச்சனைன்னா, ஒரே நாள்ல 2யுமே செய்யணும். அ ஏத்தவும் <chuckles> செய்யணும், எறக்கவும் செய்யணும். ஆமாங்க <chuckles> அது அத விட பென்ட்டை நிமித்திடுன்னே சொல்லலாம். <snorts>
ஆ. எறக்கம். <laughs> ஆமாமா <chuckles> எங்கயாவது ஏத்தியாவது போய் வச்சுரலாம். ஆனா அது அங்க போயி ஏற கட்றது இல்லாம, பல மாசங்கள் அப்டியே இருந்தது எல்லாம் உண்டு.
ஆ. ஆமா, ஆமாங்க. இனி வந்து, அத அடுக்கி வேற வைக்கணும் அடுத்த நாளு. அ ஏன்னா, அதுவும் முக்கியமா வந்துட்டு எத எதுல வச்சிருப்போம்னு தெரியாது. எல்லாத்தயும் எடுத்து அ சமையலுக்கு <chuckles> முக்கியமானதை எடுத்து வச்சா தான் சமயல் நடக்கும் வீட்ல <chuckles> அது ஆமாங்க. அப்படி இருக்கும்போது வ் அ, அந்த அந்த மாதிரி நாட்கள்லாம் நான் கல்லூரிக்கு விடுப்பே எடுத்துகிட்டேங்க. ஏன்னா, அ இங்கே எல்லா வேலையும் வந்து அ நான் இல்லாம, அ "அம்மா, அப்பாவே செய்யட்டும்!" அப்டீன்னு நெனைச்சா, நமக்கும் கொஞ்சம் சங்கடமா இருக்கும் அப்டீங்குறதுனால, அ கல்லூரிக்கு விடுப்பு எடுக்குற மாரி ஆயிடுச்சு. அ, அதுக்கப்பறம் எடுத்துட்டு 2வது நாள், 3வது நாள் அப்டீன்னு சொல்லி எல்லாத்தயும் எடுத்து அடுக்கி வைக்கிறோம். அ என்னன்னா, அ நொ மொத நாள் வந்து நாங்க வெளியில சாப்ட்டுக்கிட்டோம் கடையில போய்ட்டு.
ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ. ம்.
2 நாள் அப்பா வந்துட்டு இல்ல, வீட்ல தான் செய்யணும் அப்டீன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா, ஆ பால் காய்ச்சணும் அப்டீங்குறதுக்கா என்ன பண்ணியிருந்திருக்கணும், நாங்க மொதலிலேயே வந்து பால் காய்ப்பதற்கானது ஆ எல்லாத்தையும் வந்து தனியா வந்து பேக் பண்ணாம எல்லாத்தையும் போட்டு உள்ள பேக் பண்ணிட்டோம்.
ஆமா, ஆமா. ஓ! இப்ப பிரித்து எடுக்குறதுல சிரமமா இருந்திருக்கு.
ஆ அதுனால, ஆமாங்க. அத பிரிச்சி எது, எதுல இருக்குனு பாக்குறதே, பெரும் பிரச்சனையா போயிட்டுச்சி. அ அது இல்லாம அ எல்லாம் பிரிச்சி பாத்தா பால் பாத்திரம்லா க கீழ கிடக்கு. <chuckles> எல்லாத்தையும் எடுத்தா தான் அத எடுக்க முடியும். <chuckles> அந்த மாதிரி போட்டு வைச்சிட்டோம். அ.
ம். ம். ம். <chuckles> இப்ப வேற வழியே இல்ல. நீங்க எல்லாத்தையும் அடுக்கியே ஆகணும்ன்ற மாதிரி.
ஆமாங்க. ஏன்னா நம்ப எடுக்கும்போது என்ன நினைச்சோம்னா, நான் சொன்னங்க இல்ல எது வேணும்? எது வேண்டாம்ங்கும்போது, பால் பாத்திரத்த மொதல எடுத்து போட்டுட்டோம். அப்ப இப்ப போய் பாத்தா அது கடைசியா இருக்கு. அது செம இது நினைச்சு நினைச்சு நினைச்சு பாத்து சிரிப்போம். ம் அடுக்கணுமே மாத்தி எடுத்து அடிக்கிட்டோமே, அப்டீங்குற மாதிரி.
ஆ அ. <laughs> ரொம்ப நல்ல சொன்னீங்க. ஆ இப்போ நீங்க சொல்லும்போது, மொதல பண பிரச்சனை சொல்லியிருந்தீங்க. அப்புறம் வந்து இந்த பாத்திரங்கள் அதாவது குடியேறுதற்கான இந்த சாமான்கள்ல அடுக்குறதுல ஒரு பிரச்சனைய சொல்லியிருந்தீங்க. எனக்கு இப்போ என்ன தோணுதுனா? நீங்க வந்து முன்னாடியே சொல்லியிருந்த மாரி, நீங்க ஒரு சொந்த வீட்ல இருந்து வாடகை வீட்டுக்கு வரும்போது, அதுவே ஒரு பெரிய மனநிலையிலிருந்து மாற்றம் அடச்சி தான் வந்துருப்பீங்க. இந்த ஆவணம் நம்பளோட டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லங்களா, ஏன்னா உங்களோட சொந்த வீடுன்றதுனால உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், நிரந்தர முகவரி அதுவா இருந்துருக்கும் அதெல்லாம் மாத்தி இப்ப ஒரு வேறு ஒரு முகவரிக்கு எல்லாத்தையும் மாற்றும் அந்த அனுபவம் வந்து எப்படி இருந்துச்சு? ஏன்னா அது கொஞ்சம் கடினமா இருக்கும்னு நினைக்குறேன் நானு.
அ. ஆமாங்க. ஆமாங்க. ஆமாங்க. ஆமாங்க, ஆமாங்க. ஏன்னா, முதல் பிரச்சனை என்னென்னா, கேஸு. அ அதுதான் பெரும் பிரச்சனையா இருக்கும். கேஸுக்கு மாத்தியாகணும். அ அதுக்கப்புறம் வந்துட்டு ரேஷன் கார்டு கூட வந்துட்டு இப்போலாம் வந்து அட்ரஸை மாத்தட்டி இங்க பொருள் வாங்கிக்கலாம் அப்டீங்குற ஒண்ணு இருக்கு. அ இந்த கேஸுக்கு மாத்தணும். 2 வந்துட்டு ஃபைபர் மாத்துற மாதிரி இருந்துச்சு. அ அது 2 ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுனால நாங்க மொதல என்ன பண்ணிட்டோம்னா, ஃபைபர்ர மாத்திட்டோம். அ அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு பைபர்ர எடுத்ததற்கு அப்புறம், என்னச்சி அப்டீன்னா, அந்த பில் பண்ணுகுற பில் பே பண்ணுகுற அட்ரஸ வைச்சி கேஸ்க்கு மாத்திக்கிட்டோம்.
ஆ. ஆ. ஆ. ஒ!
ம். அதனால அது கொஞ்சம் ஈஸியா வந்துருச்சு. அ ஆனா கொஞ்சம் அ ஆல்ரெடி எங்கள்ட்ட கொஞ்சம் கேஸ் இருந்துச்சு அப்படிங்கிறனால, இந்த இதுக்கான காலம் ஆனாலுமே, அ மாத்தறக்கு எளிதா இருந்தங்காட்டி மாத்திட்டோங்க. அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வந்து யோசிச்சு வச்சிருந்தோம். "போனவுடனே எப்படி மாத்தறது?" அப்படின்னு. அ என்னா ரென்டல அக்ரீமெண்ட் குடுத்தாலும் மாத்தியிருக்கலாம். "அது அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு இருக்கற நேரம், நம்மளே இப்படி பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, அ ஃபைபர் பில் பண்ற அந்த அ அ சீட்ட வச்சே மாத்தும்போது ஈஸியா மாறிருச்சுங்க.
பரவாயில்லங்க. ஆ. ஆ. ஓ! பரவாயில்லங்க. ஏன்னா, இது வந்து முன்னாடி ஒரு திட்டமிடல் இல்லன்னா, இப்ப நெறைய பேர் என்ன ஆயிடுவோம்னா, அந்த எடத்துல போயிட்டு நம்ம சிரமமா இருக்க மாரி இருக்கும். உடனடியா என்ன பண்றது அப்படின்னு, நீங்க அத ரொம்ப நல்லாவே வந்து ம் மேனேஜ் பண்ணிருக்கீங்க. அப்புறம் புது ஊர்ல எப்படி வந்து உங்களுடைய நண்பர்கள், அப்புறம் வந்து உங்க அப்பா, அம்மாவுக்கு சொல்லிருந்தீங்க இல்லைங்ளா? அவுங்களுக்கு ஏத்த அவுங்களுடைய ஏஜ் குரூப்பான மக்கள சந்திக்கிறது, அதெல்லாம் அவுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும்ல! ஏன்னா, அவுங்களோட பழகின எடத்துல இருந்து இன்னொரு ஒரு எடத்துக்கு புதுசா போறோம் அப்படின்னாலே, அங்க கொஞ்சம் நம்ம எல்லாருடையும் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திக்கிறது கொஞ்சம் நேரம் எடுத்திருக்கும்ல, அந்த சவால் எப்படி இருந்துச்சு?
ஆமாங்க, ஆமாங்க. ஆ. <chuckles> நன்றிங்க. அது ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா? என் அ முதல்ல எப்டியும் நம்ம பால் காய்ச்சும்போது பால கொடுத்து நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சுக்குவோம் தான். இருந்தாலும் வந்துட்டு, அ, பல வருஷமா பழகுனவங்கள விட்டுட்டு வந்து, இங்க சீக்கிரம் பழகறது, அப்டிங்கறது கொஞ்சம் கஷ்டமாதான் இருந்துச்சு. அ, 2 வது என்னன்னா, என்னோட ஏஜ் குரூப்பில யாருமே இல்ல அந்த ஊர்ல. <laughs> அ, அது
<laughs> அ. நான் வந்து, உங்க அப்பா அம்மாவ நினைச்சி தான் யோசிச்சேன். ஏன்னா நம்ம உங்க ஏஜ் குரூப் ல இருப்பாங்கன்னு பாத்தா, அதுக்கு இல்லன்றீங்க.
ஆஹ. <laughs> அடடா! அதுதாங்க பிரச்சனையே. ஏன்னா, அம்மா அப்பா கூட யார் எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் பழகிக்குவாங்க. ஏன்ன எல்லாமே குடும்பம் அப்படிங்கும்போது பிரச்சனை இல்ல. அ, நான் போனது என்ன ஆகி போச்சு, எல்லாருமே வந்து குட்டீஸ் எல்லாம் குட்டி, குட்டியா இருக்கறாங்க. அ, இல்லேன்னா மாசமா இருக்கறாங்க. அப்படி தான் இருந்தாங்களா? அப்டிங்கும் போது, அ, என் ஏஜ்க்கு செடே ஆகலங்க. ஒருத்தருமே இல்ல. நான் மட்டும் தனியா போய்ட்டு தனியா வர்ற மாரி இருந்துச்சு. அ, 2 வது பயணம் பண்றது, அதோட பிரச்சனையா இருக்குங்க. அ, அ அதுவும் நான் வந்துட்டு கல்லூரி பேருந்துல போயிட்டுருந்தேன் அப்டிங்கும்போது, கல்லூரி பேருந்துக்கு அட்ரஸ் மாத்துறதுக்கு அ, ஒரு, 1 மாச காலம் எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு.
ம். அ. ஆமா, ஆமா. ம். ம். ஆ. <chuckles> <tsk> ஆ, நிச்சயமா. ஆ.
அ. நான் போய் கேட்டிருந்தா குடுத்திருப்பாங்க. நான் என்ன பண்ணிட்னேன்னா சரி, அங்க தான் பணம் கட்டிட்டோம்ல, அ இதுக்கு கொஞ்சம் தொலைவா இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு, நான் 1 மாசம் இங்க அ பேருந்துல போயிட்டு, அதுக்கப்பறமா அடுத்த, அந்த அடுத்த செம் ஆரம்பிக்கும் போது தான். அட்ரஸ் மாத்துனேங்க. அ.
ஓ! அதுவரைக்கும் நீங்க சிரமப்பட்டு பேருந்துல போயிட்டு இருந்தீங்களோ?
ஆமா. ஆமாங்க. பேருந்துலேயே போயிட்டு வந்துட்டேன். அப்பறம் கொஞ்ச நாள் அப்பா கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துருவாரு. அ அப்படி இருந்துச்சு. அதுக்கப்பறம், கொஞ்சம் அ 1 மாசம் கழிச்சு, அதுக்கப்பறம் இங்க இந்த பேருந்து இந்த வழியா போற பேருந்துல நாங்க மாத்திக்கிட்டோங்க. அ, அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அ, 2வது அம்மாக்கு வந்துட்டு, கடைகள் ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. அங்க வந்து நமக்கு பழக்கப்பட்ட கடையில வாங்கிட்டே இருக்கும்போது, அ இங்க திடீர்னு வேற கடையில மாத்தும்போது, அது கொஞ்சம் அ புடிக்காத மாதிரி, இல்ல அந்த பொருட்கள் வந்து "நல்லா இல்லையோ! அப்டியோ", அப்டிங்கற எண்ணம் எல்லாம் வருது.
அ. <tsk> ஓ! ம், ம். சரியா சொன்னீங்க. ஆ. சரியா சொன்னீங்க. ஏன்னா இவங்க ரொம்ப வருஷமா ஒரு வாடிக்கையா இருந்திருப்பாங்க. நமக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கையும் இருக்காது. இன்னும் அது ரொம்ப தூரமா இருந்துச்சா? உங்க வீட்ல இருந்து கடைகள், அ கொஞ்சம் ரொம்ப தள்ளி.
ஆமாங்க. ஆ ஆமா, ஆமாங்க. கொஞ்சம் தூரமா தான் இருந்தது. 2வது 2, 3 கடைகள் இருந்துச்சு. அதுல எந்த கடை எந்த கடையில நல்ல கடைன்னு? கண்டுபிடிக்கறக்கே, 2, 3 மாசம் ஆயிப்போச்சு. அது ஒண்ணு தாங்க. எ சில நேரங்கள்ல என்ன பண்ணிருவோன்னா, நாங்க எங்க ஊருக்கே போயி கட அந்த, ஜாமானெல்லாம் ஒட்டுக்கா வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம்.
ஆ. <chuckles> <smacks lips> ஓ! அந்த மாதிரியும் செஞ்சிருக்கீங்க?
ஆமா, ஆமாங்க. என்ன என்னதான் இருந்தாலும். அந்த ஊருக்கு போற அந்த பழக்கத்த விடல அப்டிங்கறதுனால, அ அங்க போகும்போது, அங்க தேவையானதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துருவோம், எப்படியுமே. ஏன்னா, ரேஷன் கடையுமே இங்கேயே வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. இருந்தாலும் நாங்க அங்கயே போய் ரேஷன் பொருளும் வாங்கிட்டு, அ வீட்டுக்கு ஜாமானெல்லாம் வாங்கிட்டு வந்துட்ருந்தோம். அ அப்ப தான் கொஞ்சம்
<smacks lips> அப்டியே வந்து ஊர்ல இருக்கவங்கள, சந்திச்ச மாதிரி இருக்கும் அப்படீன்னு.
ஆ. அதேதாங்க. ஊர்ல இருக்குற எல்லாத்தையும் பாத்துட்டு. "எங்கே ஊரு, என்னமோ வேற வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க. இங்கேயே தான் இருக்குறீங்க.", அப்டின்னு அவங்க கேக்கற அளவுக்கு அப்பப்போ போயிட்டு போயிட்டு வந்துருவங்க.
<laughs> ஆ, இப்போ நீங்க சொன்னிங்க. இப்ப சொந்த வீடுன்னும்போது, நமக்கு அது ஒரு எமோஷனலி ரொம்ப கனெக்டாயிருக்கும். அது நமக்கு ஒரு வசதிய கொடுத்துருக்கும் இல்லிங்களா? இப்ப நீங்க வாடகை வீட்டு குடியேறும்போது, நம்ம மத்த விஷயங்கள்லாம் பேசுணும். இப்போ, உங்களுடைய வீடு வந்து, எந்த அளவுக்கு உங்களுக்கு வசதியாக இருந்துச்சு? நீங்க <tsk> குடியேறின அந்த வீடு வந்து எப்டி இருந்துச்சு உங்களுக்கு? அதில ஏதாவது சிரமம் அந்த மாரி இருந்துச்சா?
ஆமா, ஆமாங்க. ம். ம். வீடு. ஆ எல்லா வசதியும் உள்ளேயே இருந்துச்சு, அது பிரச்சனை கிடையாது. ஆ துவைக்கிறது மட்டும் கொஞ்சம் நம்ம நேரத்துக்கு துவைக்க முடியாது. இப்போ யாராவது ஒருத்தர் துவைச்சுட்டு இருந்தாங்க அப்டினா, அவங்க துவச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் துவைக்கிற மாரி இருக்கும். அ அது கொஞ்சம் வந்துட்டு அ அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிற மாரி இருந்தது. ஆ 2 என்ன அப்டினா, எங்க வீட்ல்ல செடியெல்லாம் வச்சிருப்போம். ஆ இங்க செடி வைக்கிற வசதி இல்ல அப்டிங்கும்போது அது கொஞ்சம் நெருடல்லா தான் இருந்தது. ஆ ஏனா, எனக்கு வந்து டீல புதினா போட்டு குடிச்ச பிடிக்கும். அ ஆனா, நல்லா கொழுந்தா இருக்கணும் அந்த <laughs> புதினா. அது வந்து எங்க வீட்ல்ல கிடைக்கும். நாங்க கீழே வைச்சிருப்போம். அ மண்லேயே வைச்சிருப்போம் அப்டிங்க போது, அப்பப்போ போய் பறிச்சு பறிச்சு நான் டீ வெச்சு குடிச்சுட்டு இருந்தேன் எனக்கு. இங்கே புதினாவ கண்லேயே காட்டல. <laughs> ஆ ஏனா டெய்லி வந்துட்டு ஒரு இங்கு வாங்கறதுன்னா ஒரு கத்த வாங்க சொல்றாங்க. அதாவது, 1, 2 கிடைகாதுங்கள. அ அது ஒரு கத்தா வாங்கிட்டு வந்து வெச்சோம்னா, அதில அந்த அளவுக்கு எனக்கு டேஸ்ட் ப்ரெஷா இருக்கிற மாரி எனக்கு பீல் ஆகல அப்டிங்கிறனால, ஆ டீ குடிக்கிறதே உட்டுட்டேன். அ ஏன்னா காபிக்கு போயிட்டேன் அப்றோம். <laughs>
ஆ. ஓ! கரெக்ட். ஆ. ம். ஆ. <laughs> <laughs> ஆமா, ஆமா ஏன்னா, நிறைய <tsk> வே வேற மத்த பிரச்சனைகள் எல்லாருமே சொல்லுவாங்க, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குங்களா. இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கைல நமக்கு பழகி போன விஷயங்கள். <tsk> இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ் ஆகும்போது அந்த <tsk> ஒ நம்ம வேற ஒரு இடத்துக்கு குடியேறும் போது, இந்த மாரி விஷயங்கள் கூட ஒரு அஃபெக்ட் பண்ணும்ன்றது.
ஆமா, ஆமாங்க. ஆ, அதேதாங்க. ஆமாங்க. ஏன்னா, பெரிய பெரிய விஷயங்கள் சாதாரணமா எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். <laughs> எ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்துட்டு ஆக்சுவல்லா சொல்லமாட்டாங்க யாரும். அது வந்து, ரொம்ப சின்னது அப்டின்னு விட்ருவாங்க. ஆனா எனக்கு அந்த சின்னது தான் பெரிசா தெருஞ்சுச்சு.
ஆ. ம். <laughs> இது இல்லாம, நீங்க இந்த இந்த குடி வேற ஒரு இடத்துக்கு குடிப்போனதுல, இந்த மத்த வசதிகள் எல்லாம், குறிப்பா வந்து இந்த மருத்துவமனை, அ பேருந்து நிலையம், இந்த மாதிரி வசதி எல்லாம் உங்களுக்கு எப்டி இருந்துச்சு?
ஆஹா! ஆ, அதெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அ எது எங்கு இருக்குனு தே தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாட்கள் ஆச்சே தவிர, அதுதான் நம்ம பக்கத்து வீட்ல கேட்டா சொல்லிறாங்கள்ல அப்டிங்கிறனால, அந்த வசதி எல்லாமே இருந்துச்சுங்க. எல்லாம் இருக்கிற மாரி பார்த்து தான் போனோம். ஏன்னா, அ அவசரத்துக்கு போய் பாக்கறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இல்லாம இருந்தா எப்டி இருக்கும்? அப்புறம் நா போனது வாடகை வீடு அப்டிங்கிறனால நம்ளுக்கு புடுச்ச வீட்ட பார்த்துக்கலாமில்ல. <laughs> அ அதனால
ம். ஆ. ஆ, சரியா சொன்னீங்க. ஏனா அது ஒரு சிரமமா இருந்தாலும் அதுலயும் ஒரு ப்ளெக்ஸிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா?
ஆமா. ஆமாங்க. அதனால அவசரத்துக்கு தான் தேடினோம். இருந்தாலும், எங்களுக்கு எல்லாமே அ அ நி ஒரு பக்கத்திலே இருக்கிற மாரி கிடைச்சங்காட்டி அது பிரச்சனையே இல்ல. அ அதுவும் இல்லாம நாங்க அங்கு இருந்தத விட இங்க கொஞ்சம் நல்லாதான் இருந்தது வசதி. அ ரோட்க்கு மேலேயே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆ எல்லாமே ஆ கொஞ்சம் எப்டி சொல்றது? அப்டினா மக்களுமே கொஞ்சம் வந்துட்டு நல்லா எஜுகேட்டட் பீப்புள்லா இருந்தாங்க. அ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. அந்த ஆக்சுவல்லா நாங்க தேர்ந்தெடுத்த இடம் நல்லா இருந்துச்சு. அதனால அந்த அந்த வசதிகள்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்ததுங்க.
<chuckles> ஆ. ஓ! பரவாயில்ல. ஆ க சரியா சொன்னீங்க. ஏன்னா, நம்மளுடைய இப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில நம்மளுடைய பாதுகாப்புக்கும் சரி, பொதுவா பழகுறதுக்கும் சரி, அந்த மாதிரி மக்கள் இருக்கிற இடம் வந்து நமக்கு உண்மையாவே வந்து வேற ஒரு புது இடமா இருந்தாலும், அ அருமையா இருக்கும் இல்லைங்களா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவியா இருக்கும்.
ஆமாங்க, ஆமாங்க. ம் தேடுறதுலயும் அந்த வீட்டை மாத்துறதுலயும், அதுக்கப்புறம் அங்க இருந்த சில சௌகரியங்கள் இங்கு இல்ல அப்படிங்கும் போது மட்டும் தான் வந்துட்டு நமக்கு, கொஞ்சம் சவாலா இருக்கற மாரி இருக்கும். அ 2வது நீங்க சொன்ன மாரி அந்த முகவரி மாத்துறது அதெல்லாம் கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். இப்ப நம்ம வாயில சொல்லிட்டோம் 1 மாசம்னு. ஆனா அந்த 1 மாசம் நம்ம பட்ட திண்டாட்டம் நமக்கு தான் தெரியும். அப்படிங்கிற மாதிரி அ அதெல்லாம் ஒரு வகையில போனாலுமே, அ நாம ஒரு சரியான இடத்தை தேர்வு செஞ்சுட்டோம். நல்ல ஒரு மக்கள் கிடைச்சுட்டாங்க, அப்படிங்கறதனால இதை எல்லாம் நாம வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாங்க. <laughs>
நிச்சயமா. ம் நெறயா ச சரியா சொன்னீங்க. ஏன்னா வந்து நீங்க ஆரம்பத்திலயே சொன்ன மாதிரி, இந்த வீடு தேடல்ன்றது தாங்க மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறது. ஏன்னா, அது சரியா அமைஞ்சுட்டா நீங்க சொன்ன மாதிரி மற்ற எல்லா விஷயங்களுமே கூட நமக்கு அடுத்தடுத்து நடக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அ ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட பேசுனது வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுகிட்ட, ரொம்ப நன்றி.
ஆமாங்க. அ எனக்கும் உங்களோட பேசுனதில மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றிங்க.